ஓ! அப்பிடி சொல்லவரீங்க.
ஆமா. அப்பிடி இருந்தா கூட அவங்க வந்து பாரம்பரிய உடைகளுக்கு தான் வந்து அவங்க வந்து முக்கியத்துவம் குடுப்பாங்க. அந்த பிரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்றவங்களா இருந்தாகூட.
கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப பாரம்பரிய உடைங்கிறது பார்த்தீங்கன்னா, நெறைய ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவுங்களுடைய நிகழ்வுக்கு ஏத்த மாரி மாறுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஓணம் பண்டிகை வந்து கேரளால கொண்டாட்றாங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஊர்ல வந்து அத நெறைய ஊர்னா கேரளாவ தவிர்த்து இருக்கிற மாநிலங்கள்ளையும் அவுங்க பண்றாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு மகிழ் மகிழ்ச்சி தக்க ஒரு நிலையாக இருக்குங்கிறமாரி நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு இடத்துல மட்டும் அது இல்ல. எல்லா இடத்தலயும் இப்பிடி நடக்கிறமாரி சொல்ல வாரீங்களா?